இப்ப பாத்தீங்கன்னா, தொலைக்காட்சில வந்து நாடகம் எல்லாம் நறைய வருதுங்க. அதுல பாத்தீங்கன்னா, பெண்கள் வந்து நெஜ வாழ்க்கைக்கும், அதுல காட்டப்படுற பெண்களோட வாழ்க்கை, அவங்களோட உருவம், இல்லனா அவங்களோட கதாபாத்திரம், எதுவுமே கொஞ்சம் வெலகி நம்ம விட்டு அப்படியே கொஞ்சம் வெலகி இருக் மாரி இருக்குங்க. உங்களுக்கு அது பாக்கும்போது எப்டி தோணுதுங்க?
ஆமா. அ வெலகி இருக்கிற மாதிரினா, இப்ப என்னைய பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா, அ நான் வந்து நறைய இப்ப இப்பப் எந்த சீரியலும் பாக்க டைம் இல்ல. அப்ப நா பாத்த பாத்த சீரியல் வந்து கோலங்கள், மெட்டி ஒலின்னு சொல்லிட்டு. அ அப்ப அதுல பாத்தீங்கன்னா அந்த 1 ஒரு பெண் வந்து அபிங்கிற ஒரு கேரக்டர் இருக்கும். அந்த பெண் வந்து பாத்தீங்கன்னா, அந்த குடும்ப சுமைய ஃபுல்லா அந்த பெண் தான் தாங்குவாள். அ ஆமா அந்த குடும்ப சுமைய தாங்குறதுனால என்ன ஆகும்னா, ஒவ்வொருத்தளையும் தனித்தனியா பாத்து பாத்து இருந்தவ, அந்த குடும்பத்துல வந்து ஒரு சில விஷயத்தலாம் நல்லது செய்வாங்க. அ அதாவது இவங்க இவங்களுடைய வாழ்க்கைய அர்ப்பணிச்சு அவங்க மத்தவங்களல்லாம் சந்தோஷப்படுத்துறதுக்கு நறைய முயற்சி எடுப்பாங்க. அ தம்பிய படிக்க வைக்கிறதா இருக்கட்டும், அ தங்கச்சியோட படிப்பா இருக்கட்டும், தங்கச்சி, 2 தங்கச்சி, ஒரு அம்மா அ அவரோட அப்பா வேற. அதுல அவுரு அதுல சூழ்நிலைகளெல்லாம் பாத்தீங்கன்னா வித்தியாசமான சூழ்நிலைகளா இருக்கும். அது எல்லாமே இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, முயற்சி பண்ணி ஒவ்வொருத்தளையும் திருப்திபடுத்துறதுக்கு இவங்க ரொம்ப போராடுவாங்க.
சரிங். ஆ சரிங். ஆ சரிங். ஆமாங். கண்டிப்பாங்க. அந்த காலகட்டத்துல வந்த நாடகங்கள்ல, நீங்க சொல்றமாரி தான் பெண்கள வந்து ஒரு உயர்வா காட்டோன்னு சொல்லிட்டு, அவுங்க தான் குடும்பத்தோட பாரத்த தூக்கி செமக்கிறமாரி காமிப்பாங்க. ஆனா பாத்தீங்கன்னா, அது ஒரு இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, படத்துல வந்து ஆண்கள அப்பிடி காட்டுவாங்க. நாடகத்துல பாத்தீங்கன்னா, பெண்கள இப்பிடி காட்டுவாங்க. ஆனா, 2மே ஒரே விஷயம் தாங்க.
ஆமா. ஆமா. ஆமாங்க. ம். ஆமா. ஆமாங்க. அப்பிடி பெண்கள காமிக் ஆமா, கண்டிப்பா. அப்பிடி பெண்கள காமிக்கும்போது, அந்த கேரக்டர் கதாபாத்திரத்துக்கு உள்ள அந்த கதாபாத்திரத்துக்கு ஏத்த மாதிரி, அவுங்களோடய உடல் வாகு, அந்த முக அமைப்பு, அந்த அவுங்களுடைய அது சொல்லுவாங்கள்ல, உடை உடுத்தும் முறை, இது எல்லாமே பாத்தீங்கன்னா, நம்ம மனசுக்கு வந்து அ அப்பிடிதான் இருக்கணும். அ அதாவது நம்ம மனசே வந்து யோ யோசிக்கும். அது வந்து அத தான் விரும்பும். அந்தமாரி ஒரு கதாபாத்திரத்துக்கு, இந்தமாரி இருந்தா தான் கரெக்ட்டா இருக்கணும். அந்த அவுங்கள்லாம் அந்த, அ இயக்குனர்கள், கதா அந்த கதை எழுதுறவுங்க எல்லாமே, அழகா பொருத்தமா போட்டுருப்பாங்க. அப்பிடி பொருத்தமான ஒரு விஷயத்த குடுத்து, அந்த ஒரு பொருத்தமான கதாபாத்திரத்துக்கு, அ அந்த அந்த வசனமா இருக்கட்டும், எல்லாமே அத பேசும்போது பாத்தீங்கன்னா, நம்ம பாக்குறவங்களுக்கு வந்து, நாம அந்த சூழ்நிலையில இருக்கும்போது, சரி, இவங்களமாரி நம்மளும் வந்து பாத்து ஏன்னா அந்த பொண்ணுடைய கதாபாத்திரம், அ பேசக்கூடிய வசனம்லாம் எப்பிடி இருக்குன்னா, ரொம்ப அமைதியா இருப்பாங்க. அ எடுத்த உடனே தாட் பூட்ன்னு எதுவும் பேசிற மாட்டாங்க. ரொம்ப யோசிச்சு நிதானமா பேசுவாங்க. அ யாரு என்ன அவுங்கள வந்து அ வெறுப்பேத்துறமாரி இருந்தாலும், அவுங்க அதையும் பாத்தீங்கன்னா, ஒரு சவாலா எடுத்துட்டு, அ அவுங்க மனசு காயப்படுத்தாம, திரும்ப வந்து இவுங்க வந்து இப்ப காயப்படுத்த மாட்டாங்க. ரொம்ப யோசிப்பாங்க. "சரி உன்னுடையது நீ அதுதான் அப்பிடின்னா, என்னுடைய இதையும் நான் பாத்துக்கிறேன்," அப்பிடின்ட்டு ஆனா சொல்ல வேண்டிய நேரத்துல, தைரியமா துணிஞ்சு, நான் இப்பிடிதான் அ அப்பிடின்ட்டு, அதையும் காமிப்பாங்க. ஒரு துணிச்சல் அ சொல்லுவாங்கள்ல, ஒரு துணிச்சல், ஒரு அமைதி, ஒரு பாசம், ஒரு கண்டிப்பு, அக்கா, தங்கச்சிய க அந்த தங்கச்சி தம்பிகள கண்டிக்கிற விஷயமா இருக்கட்டும், அப்பிடி எல்லா விஷயத்தையுமே ஒரு, ஒரு கதாபாத்திரத்தை வந்து அதுக்குள்ள எல்லா வசனத்தையும் குடுத்து, அப்பிடி சொல்லி நம்மக்கிட்ட காமிக்கும்போது, நமக்கு அந்த கதாபாத்திரத்தோட நம்ம வந்து அப்பிடியே ஒன்றி போயிருவோம் பாருங்க. அ அப்பிடி போயிட்டு என்னாகும்ன்னா, நம்ம குடும்பத்துல சில விஷயங்கள்லாம் அப்பிடி இருக்கும்போது, "ஏன் இவுங்க வந்து இந்தமாரி சமாளிக்கும்போது, நாம ஏன் அப்பிடி சமாளிக்க கூடாது?" அப்போ சில விஷயங்கள் புரிதல் உண்டாவும். இப்ப நம்ம கோவமா பேசக்கூடாதோ! ஏதோ ஒரு விஷயம் நம்மக்கிட்ட வந்து யாராவது வந்து சொல்றாங்க அப்பிடின்னா, நமக்கு புடிக்காத விஷயத்த சொன்னாங்கன்னா கூட, அத அமைதியா அவுங்களுக்கு சொல்றமாரி எடுத்து புரிய வைக்கலாம். இதே இது பக்கத்துல உள்ளவங்கள்ட்ட புரிய வைக்கலாம். ஆனா, நம்ம குடும்பத்துல உள்ளவங்களே இப்ப அவுங்கள்லாம் அவுங்க மாமியார சமாளிக்கிறதுனா, ரொம்ப கஷ்டப்பட்டு சமாளிப்பாங்க. அ அவுங்களே அவுங்களுக்கு வந்து எ எதிரியா நிப்பாங்க. இப்ப அவுங்களையும் சமாளிக்கக்கூடிய சில விஷயங்கள்லாம் ப மு முடிஞ்சவரையும் சமாளிப்போம், முடிஞ்சவரையும் போராடுவோம், இல்லயா, நம்ம எந்திரிச்சி நிப்போம். அப்பிடிங்கிற ஒரு துணிச்சலான பொண்ணு, அந்த அபி கதாபாத்திரம். அது எனக்கு ரொம்ப, ஒரு நல்ல உணர்வு எனக்கு தந்தது. ஆமா. ம்.
ஆமாங்க. அ. ஆமாங்க. ஓ, சரிங்க. ஓ, சரிங்க. நீ நீங்க சொல்லும்போது, எனக்கு வந்து அப்போ சின்ன வயசுல பாத்தீங்கன்னா, சித்தின்னு ஒரு சின் நாடகம் ஓடிட்டு இருக்கும். அதுல ராதிகா அவுங்களோட, அந்த வர்ற கதாபாத்திரமும் சரி, அந்த நா நாடகம் ஆரம்பிக்கும்போது ஒரு பாடலும் வருங்க, இந்த 2மே வந்து, நல்லாயிருக்குங்க. அது ரொம்ப வித்தியாசமாவும் இருக்கும், அந்த காலகட்டத்துல.
ஆமா, ஆமா. ஆமா. ஆமா, ஆமா. கண்டிப்பா. அந்த பாட்டு ரொம்ப அருமையா இருக்கும். உண்மையிலயே ஆமா.
ஆமாங்க. அத் அதேமாரி பாத்தீங்கன்னா, திருமதி செல்வம்னு சொல்லிட்டு அந்த நாடகமும் பாத்தீங்கன்னா, இந்த நாடகம் இன்னும் கொஞ்சம் அதுவும் அருமையா இருக்கும். ஆனா என்ன ஒரு சின்ன வித்தியாசன்னா வந்து, நீங்க சொன்னமாரி வந்து, பெண்கள் கதாபாத்திரமா வந்து அந்த நாடகத்துல வந்து உயர்த்தி காட்டும்போது, அதே ந நேரத்துல ஒரு ஆணோட கதாபாத்திரமும் அதுங்களே உயர்த்தி காட்டுவாங்க. இது மொத்த நாடகத்துல பாத்தீங்கன்னா, ஆணோட கரை யாரு கதாபாத்திரம் பாத்தீங்கன்னா, கொஞ்சம் அவ்வளவுக்கா உயர்த்தி காட்டமாட்டாங்க. குறிப்பா ஒரே 1 கதாபாத்திரம் மட்டும் உயர்த்திக் காட்டுவாங்க. மத்த கதாபாத்திரம்லாம் பெருசா உயர்த்தி காட்டமாட்டாங்க.
ம். ரொம்ப அருமையா இருக்கும். ஆமா. ம். ஆமா. ம். அம். ஆமா, ஆமா. அ
ஆனா, இந்த நா நாடகத்துல பாத்தீங்கன்னா, இதுக்கு வந்து ஆணோட கதாபாத்திரத்த உயர்த்தி காட்டுவாங்க. அதேமாரி, அந்த ஆணோட பொறுப்பு இருக்கிற கதாபாத்திரம், அது பொறுப்பு இல்லாம இருக்குறனால என்ன பிரச்சன? அப்ப பொறுப்பானது அப்புறம் என்ன மாரியான விஷயம் நடக்குதுன்னு சொல்லிட்டு, அதையும் வந்து தெளிவாக காட்டுவாங்க. அது கொஞ்சம் வித்தியாசமா இருந்ததுங்க. அந்த நாடகத்துல.
ஆமா, ஆமா. கண்டிப்பா. கண்டிப்பா. அதுக்கப்பறம் பாத்தீங்கன்னா, மெட்டி ஒலி சொல்லிட்டு, அ இப்ப நான் அபி கதாபாத்திரத்த வந்து அத பாத்ததுக்கப்பறம், எல்லா பெண்களுக்கும், பயமா இருக்குற பெண்கள் வந்து பயத்த கைவிடுறதுக்கு ஒரு அருமையான ஒரு கதாபாத்திரம். அது வந்து பயப்படக்கூடாது, துணிச்சலா இருக்கணும், மனசுல இருக்குறத வெளிப்படையா பேசணும். ஒரு குடும்பத்துல வந்து பாசமும் இருக்கணும், கண்டிப்பும் இருக்கணுங்குறது வந்து, எல்லா, எல்லா ஒரு க அந்த கதாபாத்திரத்துக்கு, எல்லா குணநலன்களும் நிறைந்த கதாபாத்திரம் அந்த அபி. கடைசியா பாத்தா, அதுக்கப்பறம் பாத்தீங்கன்னா, அந்த அபிக்கு ஒரு நல்ல ஒரு தோழி இருப்பாங்க. அ, ஆமா, அ அப்ப அந்த தோழி பேரு ஆமா தோழி பேரு எனக்கு ஞாபகம் இல்ல. நல்ல தோழி. அந்த தோழி தான் கடைசி வரையும் வந்து, அந்த பொண்ணுக்கு வந்து சப்போட்டா இருந்து, கொண்டு வருவாங்க. அப்ப நம்ம அத பாக்கும்போது, நமக்கும் இந்த மாதிரி ஒரு தோழி இருந்தால் நல்லாயிருக்குமே! அப்பிடின்னு, அப்ப அதுக்கப்பறம் நம்ம தோழியோட ஒரு ம ஒரு மதிப்பு நமக்கு தெரிய வரும். அது வந்து ஒரு இப்ப நமக்கு வந்து அந்த உணர்கள் உணர்வுகள நெறையா இது. ம். இப் பாத்தீங்கன்னா, அந்த, அந்த உ அந்த உடைய அமைப்பு எப்பிடி காட்டுறாங்கன்னு பாருங்களேன் அந்த அந்த அமைப்ப அந்த பெண்களுடைய உருவத்த பாத்தீங்கன்னா, அப்பிடியே இந்த ஹோம்லி லுக் இருக்கும். எப்பிடி பாத்தீங்கன்னா, ஒரு சேலைக்கு ஒரு புடவ கட்டி அ ப முடியெல்லாம் நல்லா, கொஞ்சம் நல்லா ஹே ஹேர்லாம் லாங் ஹேர் வச்சு, அந்த மாரி பாக்கும்போது பாத்தீங்கன்னா, நம்மளுக்கும் ஒரு குடும்ப பெண்ணுனா, அ இப்பிடிதான் ஒரு, ஒரு அமைப்பான, ஒரு கட்டுக்கோப்பான ஒரு உடல் வாகோட, நம்மளும் ஒரு மெயின்டெயின் பண்ணணும், இப்பிடிதான் இருக்கணும். தன் அழகும் வந்து பாத்தீங்கன்னா, ரொம்ப முக்கியம். அந்தமாரி இதெல்லாம் நமக்கு வந்து அத எடுத்து காமிக்குது, 2வது பாத்தீங்கன்னா, அதுக்கப்பறம் மெட்டி ஒலின்னு பாத்தீங்கன்னா, அ அதெல்லாம் ரொம்ப என்னங்க?
ஓ! சரிங்க. ஓ! சரிங்க. ஓ! சரிங்க. 5 சகோதரிகளா? 5 சகோதரிகளோட, எப்படி அவுங்க அப்பா வந்து கல்யாணம் பண்றாங்க?
ஆமா, ஆமா. அ அதுலயும் பாத்தீங்கன்னா, அதுல அந்த பொண்ணோட வந்து, பொறும, அவுங்க மாமியார் வந்து ரொம்ப சமாளிக்கிறது, அந்த 5 தங்கச்சிகளுடைய ஒற்றுமை, அவுங்க பேசி சிரிக்கிறது, அ அதெல்லாம் பாக்கும்போது பாத்தீங்கன்னா, அந்த பெண்களுடைய அந்த 5 பெண்களுடைய உருவம், அந்த உடை ம எல்லாமே பாத்தீங்கன்னா, ஒரு குடும்பத்துக்கு ஒரு சாதாரண குடும்பத்துல எப்டிலாம் இருப்பாங்களோ, ரொம்ப மாடர்னா டிரஸ் போட்டுட்டு, அந்த மாரி இல்லாம, ஒரு குடும்பப் பாங்கா, அதாவது அந்த குடும்பத்துக்கு ஏத்த மாரி, சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி உடைகள் வந்து அமச்சிருப்பாங்க. அதுல எல்லாருமே புடவ கட்டி, அ வயசுபொண்ணு இருந்தா தாவணி போட்ருப்பாங்க. இந்த காலத்துலலாம் தாவணி எல்லாம் மலை ஏறி போச்சு. ஆனா அந்த காட்சிகள்லாம் கொண்டு வந்து வப்பாங்க. ஒ கொஞ்சம் கூட இதுல வந்து மிஸ் ஆகாது. என்ன? மறந்துங் கூட ஒரு அந்த உடைய வந்து மாத்த மாட்டாங்க.
ஆமாங். கண்டிப்பாங்க. அந்த உடையோட வந்து, அந்த பட்டு புடவைனா, பட்டு புடவை யார் கட்டோணும்? அந்த வ அவுங்களோட அ மாதாந்திர வருமானத்திக்கு ஏத்த மாரி, எந்த மாரியான க உடைய உடுத்தோணும்? அத வந்து கரெக்ட்‌டா காம்ச்சுருப்பாங்க.
அந்த ஆமா. ஆ. ஆமா, அந்த குடும்ப சூழ்நிலைகளுக்கு ஏத்த மாரி, அந்த கடைசி பொண்ணு கூட காலேஜ்ல படிப்பா. அந்த அதுல கூட இந்த உடையோட நயம் அந்த நயத்த அழகா காம்ச்சிருப்பாங்க. அது பாக்கவும் நமக்கே சந்தோஷமா இருக்கும். "நம்ம தங்கச்சி இருந்தா இந்த மாரி, பாவாட சட்ட தாவணி போட்ருக்கலாம், நாமளும் இந்த மாரிலாம் போட்டு இருந்திருக்கலாம்." இப்ப எல்லாம் சுடிதாரு, இந்த அந்த மாரி மாடர்னா எதுவுமே இல்லாம அது ஒரு அழகா இருக்கும். அ அந்த 5 பெண்களுடைய உருவ அமைப்பும், அந்த உடைகள வந்து அழகா கொண்டு வந்திருப்பாங்க. அ ரசிக்கிற மாரி இருக்கும். இப்ப அந்த இத பாக்கும்போது பாத்தீங்கன்னா, ஒரு குடும்பத்துல ஒரு எ எந்த குடும்பத்துலலாம் 5 பெண்கள் இருக்காங்களோ, அ அதிகமான பெண்கள் இருக்காங்களோ, அவங்கலாம் அந்த குடும்ப ஒற்றுமைய வந்து கத்துப்பாங்க. இவுங்கள மாரி இருக்கணும், அ இவுங்கள மாரி உண்மையா நம்ம பழகணும், உண்மையா பாசத்த காமிக்கணும், அப்டிங்கிற ஒரு பாசத்த வந்து காட்டக்கூடிய ஒரு இதுனா "மெட்டி ஒலி." அது எனக்கு அந்த 5 பெண்களுடைய, சகோதரிகளுடைய பாசங்கள் எனக்கு ரொம்ப புடிக்கும் உண்மையிலயே.
ஆமாங். கண்டிப்பாங்க. கண்டிப்பாங்க. இந்த மாதிரி சகோதரிகள் வந்து, எங்க அம்மாக்கு இருக்கணும்னால, என்னால அந்த நாடகத்த பாக்கும்போது, அது இயல்பாவே எல்லாத்துக்கும் இருக்கிற மாதிரி ஒரு வாழ்க்கைய தான் அவங்களும் காட்றாங்கன்னு எனக்கு என்னால புரிஞ்சுக்க முடிஞ்சுது. ஆனா இந்த காலகட்டத்தில இருக்கிற நாடகத்தில போய் பார்த்தீங்கன்னா, எந்த நாடகம் பாத்தாலும், அவங்க வருமானங்கிறது வந்து, அவங்க காட்டுற வருமானத்துக்கும், அவங்க போடுற உடைக்கும் சம்மந்தம் இருக்குறது இல்லைங்க. அதே மாரி, இந்த காலகட்டத்தில இருக்குற பெண்கள் என்ன உடை போடுறாங்களோ, அந்த உடைய அவுங்க காட்றதில்லிங்க. அதுக்கு மாறா, சேலையே கட்டிட்டு வராங்க. ஆனா உண்மையில பார்த்தீங்கன்னா, இந்த காலகட்டத்தில பெண்கள் வந்து, சேலை கட்ரத அணிவது வந்து, ரொம்ப சிரமமான விஷயமா தான் அவுங்க பாக்குறாங்க. அதனால முக்கியமான காலகட்டத்துக்கு மட்டும் தான். ஒரு கல்யாணம், ஒரு வ் ன்ன திருவிழா, அந்த மாதிரி காலகட்டத்தில மட்டும் தான் அவுங்க வந்து, பொடவை கட்றாங்க. மத்த நேரத்திலலாம் அவங்க வந்து, இந்த நல்ல உடைய தான்ங்க போடறாங்க. சுடிதார், இல்லன்னா வந்து மேல சட்டை, கீழ் வந்து ஃபே ஃபேண்ட் ன்னு சொல்லி, இந்த மாரி தான் போட்டுட்ருக்காங்க. ஆனா, நாடகத்தில பார்த்தீங்கன்னா, அத காட்றது அப்படில்லாம் காட்றதில்லிங்க. அப்படி காமிச்சா
ம். கண்டிப்பா. ம். ஆமாங்க. ஆமா. ஆமா. ஆமா. இல்ல, ஏன் காமிக்க மாட்டேங்கிறாங்க அப்டின்னா, அ அந்த கதாபாத்திரத்துக்கு அந்த உருவத்தையும், அந்த உடையையும், கொண்டு வந்தால் மட்டுந்தான், அது வந்து ஒரு வெற்றியைத் தரும். அது தான் பாக்குறதுக்கு, கண்ணுக்கு நல்லாருக்கும். ஏன் அப்டின்னா, இப்ப இந்த 2 இதயும் எடுத்துக்கோங்களேன். ஏன்னா அந்த கதாபாத்திரம், அந்த சூழ்நிலை குடும்ப சூழ்நிலைகளுக்கு ஏத்த மாதிரி, அவுங்க குடுத்துதான் ஆகணும். இப்ப இந்த இப்ப இப்ப உள்ள பார்த்தீங்கன்னா, "பாக்கியலட்சுமின்னு" சொல்லிட்டு ஒரு சீரியல். அதில வந்து, அந்த தலைவி என்ன பண்ணுவான்னா, அந்த குடும்பத்துக்காக நிறைய சுமைகள வந்து சுமப்பா. அ 2வது பார்த்தீங்கன்னா, அவளுக்கு படிப்பறிவு கொஞ்சம் கம்மி. இப்ப எல்லாருமே அத ஆரம்பத்தில கேலி பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து நம்மளுடைய, வளர்ச்சிக்கு வந்து படிப்பு ஒரு முக்கியமே கிடையாது. அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஆணித்தரமா அதுல அடிச்சிருப்பாங்க. அதாவது நம்மளோட உழைப்பு, நம்மளுடைய ஆர்வம் இருந்தா, எல்லாத்தையுமே சாதிக்கலாம். அப்ப அந்த பொண்ணு என்னாச்சுன்னா, எல்லாருமே இப்ப நம்ம அவங்களோட குழந்தைகள் முதற்கொண்டு, என்ன பண்ணுவாங்கன்னா, ஒனக்கு ஒண்ணும் தெரியாது பேசாம இரு. உனக்கு பேசக்கூட தெரியாது. உனக்கு வந்து உனக்கு உனக்கு படிப்பறிவு ரொம்ப கம்மி. இந்த விஷயத்துக்குலாம் நீ உள்ள நுழையாத அப்டின்னு, குழந்தையே கூட அம்மாவ மட்டந்தட்டி பேசும்போது, அந்த அம் அந்த தாயோட மனசு வந்து, ரொம்ப ஒரு பரிதவிக்கும். அப்ப அதுல ஒரு பையன் ஒரு பையன் மட்டும், கடைசி பையன் மட்டும் அந்த பொண்ணுக்கு வந்து, ரொம்ப ஒரு ஆறுதலா இருப்பான். "இல்லம்மா நீ ஏதாவது யோசி. நீ யாருன்னு காமி. அ உன்னால முடியும்" அப்டின்னு அந்த பையன் வந்து எடுத்து சொல்லுவான். அப்படி இருக்கும்போது ஆமா. அந்த மாதிரி இருக்கும்போது, ஒரு ஒரு குடும்பத்தில வந்து, ஒரு உடை வந்து, யாரையுமே மாற்றாதுன்னு என்னுடைய கருத்து. ப்ப நம்மள நம் ஆமா, நம்ம உடையில வந்து, எந்த ஒரு விஷயமே இல்லை. நம்மளுடைய உழைப்பு, நம்மளுடைய ஆர்வம், நம்மளுடைய புத்தி, இந்த மாதிரி விஷயம் மட்டும் தான், எல்லா விஷயத்தயுமே 2வது பார்த்தீங்கன்னா, தன்னம்பிக்கை ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த பொண்ணு என்ன பண்ணுனா, தன்னம்பிக்கையோட என்னால முடியுன்னு சொல்லிட்டு, அந்த பொண்ணுக்கு என்ன வரும்? பேச தெரியலையா, படிக்க தெரியலையா, சரி அது 2யும் விட்டுரு. வேற என்ன வரும்னு பார்த்து யோசிச்சு பார்த்தா, சமையல் நல்லா வரும். சமையல எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த குடும்பத்துக்கே, வந்து அ பணம் குடுத்து உதவுற அளவுக்கு அதாவது அடுத்தவங்க அவங்க வீட்டுக்காரருடைய பணத்த கை நீட்டி வாங்கக்கூடிய நிலையில இருந்து. அவுங்க வீட்டுக்காரருக்கே காசு குடுக்குற அளவுக்கு அந்த பொண்ணு, அந்த சமையல் வேலைய செஞ்சு, அந்த குடும்பத்தயே வந்து, தூக்கி நிறுத்தக்கூடிய ஒரு கதாபாத்திரம், அந்த பொண்ணுக்கு. அப்புடி பாக்கும்போது ஆமா. அப்புடி பாக்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த தாய்ங்கிற உணர்வு, அந்த தாய் தாய் கதாபாத்திரத்தில, அ உடுப்புகள் வேறு மாற்றி குடுத்துருந்தா, நமக்கு பாக்கவும் நல்லாயிருக்காது. இப்ப எத்தன தாய்மார்கள் வந்து, அ நம்ம பொடவையோடு இருந்தா தான், நம்ம அம்மா வந்து பாக்க அழகா இருப்பாங்கன்னு, அத வந்து அப்டியே செட் ஆயிடுச்சு.
கண்டிப்பாங்க. ஆமாங்க. இல்லைங்க. இல்லைங்க நான் இன் ஆமாங்க. இல்ல. நீங்க சொல்றது உண்ம தான். ஆனா நான் என்ன சொல்றேன்னா வந்து, அன்னைக்கு வந்து பார்க்குற நாடகம் வந்து இயல்பா நம்ம அம்மாவ வந்து புடவ கட்டிருப்பாங்க. நம்ம வந்து கூட பொறந்தவங்க எல்லாம் புடவ தான் கட்டுவாங்க. அத தவர வேற உடையில நம்ம யாரையுமே பார்க்க முடியாதுங்க. உதாரணத்துக்கு ஒரு நைட்‌ல கூட அவங்கள அவ்வளோ சீக்கிரத்தில யாரையும் பார்த்துற முடியாது. வீட்ட வுட்டு வெளியே வரமாட்டாங்க நைட்டில. ஆனா இந்த காலகட்டத்தில நைட்டி தவிர்த்து மத்த எல்லா விதமான உடையிலும் பெண்கள் வெளிய வர்றாங்க. அப்பம்போது இப்ப நாடகத்தில பார்க்கும்போது வெறும் புடவைய மட்டுமே கட்டி பார்க்கும்போது, நம்ம நெஜ வாழ்க்கையில வந்து நெ நெறைய பெண்களப் பார்க்குறோம். எல்லா பெண்களும் புடவ கட்டி எல்லா நேரத்திலும் இருக்கிறதில்ல. அப்பம்போது நம்ம வந்து ஆனா நாடகத்த போனீங்கன்னா எல்லா பெண் க கதாப்பாத்திரமும் புடவையிலே இருக்கறாங்க. அதுவே ஒரு வில்லி கதாபாத்திரத்தில போடுறது மட்டும் தான் அவங்க வந்து இந்த காலத்துக்கு ஏத்த மாதிரியான உடை போடுறாங்க. அப்பம்போது நம்மளுக்கு நெருக்கமான இருக்க அந்த உணர்வு வந்து விலகிப் போகுதுங்க.
ஆமா, ஆமா. ம். ஆம். ஆமாங்க. பார்க்க முடியாது. ஆமா. ஆமாங்க. கண்டிப்பா. ஆமா. ஆமா. ஆமா. அதாவது என்னன்னா, இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த புடவ கட்டுறது அப்டிங்கிறதலாம் தாண்டி, எனைக்கு என்ன நெனச்சு பார்த்தீங்கன்னா, எனக்கு அந்த கதாபாத்திரத்துக்கு ஏத்த மாரி உடை உடுத்துறது ரொம்ப ரொம்ப அவசியம். அந்த இயக்குனர்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கதாபாத்திரத்துக்குள்ள வசனம் பேசும்போது இந்த 1 கதாபாத்திரத்துக்கு இந்த உடைதான் கரெக்ட் அப்டின்னு சொல்ட்டு, அந்த உருவத்த அந்த உருவ அமைப்பு எதில வந்து நமக்கு வந்து அமையுது அப்டின்னா அந்த உடுப்புதான் அமையுது. அப்ப அந்த உடுப்பு மூலியமா அந்த உருவத்த வந்து கண் கொள்ளா காட்சியா நம்ம கண்ணு முன்னால வந்து நிக்குறதுக்கு வந்து அவங்க ரொம்ப பாடுபட்டு தான் அந்த விஷயத்த பண்றாங்க. அதே மாரி வில்லி கேரக்டரும் பார்த்தீங்கன்னா, 1 மாமியார் இருக்கும்போது ரொம்ப ஒரு மாரி தலக்கணம் புடிச்சு, அ நான் எதுக்குமே நான் பயப்பட மாட்டேன். உன்னையில நான் சொல்றததான் நீ கேட்கணுனா, அதுக்கேத்த மாரி அவங்களுக்கு அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா 1 புடவை. அதாவது அவங்கள ஒ அந்த வில்லி கேரக்டருக்கு ஏத்த மாதிரி 1 புடவ. அதாவது கொஞ்சம் பளபளப்பா, கொஞ்சம் பகட்டா அ அந்த மாரிலாம் குடுப்பாங்க. அவங்களுடைய உருவமைப்பும் பார்த்தீங்கன்னா, அந்த உடுப்புல தான் தெரியப்படுத்துறாங்க. அப்டி பார்க்கும்போது நான் பாத்ததில வந்து பார்த்தீங்கன்னா, இந்த தொடர்கள் பார்க்கும்போது இந்த பெண்களுடைய உ உருவத்தை எப்டி கொண்டு வராங்க அப்டின்னா, அந்த உடுப்பு மூலியமா கொ கொண்டுட்டு வந்துட்டு மத்தவங்களுக்கு அதை தூண்ட வைக்கிறாங்க. அதாவது என்னன்னா நம்மளும் ஒரு புடவ கட்டினா கொஞ்சம் நல்லாருக்குமோ? அ ஒரு மதிப்பு கிடைக்குமோ? அந்த மாரி. அதாவது எந் அந்த புடவை இந்த உடுப்புல நம்ம பார்த்து ஒரு 1 கேரக்டர பார்த்து ரசிக்கிறோம். அந்த கதாபாத்திரத்துக்கு ரசிக்கும்போது, நாம்ளே அந்த கதாபாத்திரமா சில நேரங்கள்ல மாறக்கூடிய சூழ்நிலைலயும் இருக்கும்போது, அ நம்மளும் அத பார்த்தே நம்ம சில விஷயத்துல மாத்திக்கிறோம். ஆமா.
கண்டிப்பா. கண்டிப்பாங்க. ஒரு தொடர்ல வந்து எப்டியெல்லாம் நீங்க ஒரு பெண் கேர் கதாபாத்திரத்த வந்து ரசிக்கிறீங்கங்கிறத வந்து எனட்ட பகிர்ந்ததுக்கு, ரொம்ப நன்றிங்க.
ரொம்ப நன்றிங்க.